இப்போ தண்ணீர் அப்பிடின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்குமே வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அந்த தண்ணீரால வந்து மன அமைதி, அதுக்கு வந்து எப்பிடி வந்து அது உதவுது. இப்போ ஒரு ஒரு ரிவர்கிட்ட போயிட்டு அப்பிடியே அமைதியா உட்காரும்போது, அது அந்த தண்ணீர் மன அமைதி கொடுக்குதுங்களா? அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? கொஞ்சம் சொல்றீங்களா?
ம்ஹ்ம். ஆமாங்கங்க. ம். ம்ஹ்ம். சரி. ம். கண்டிப்பாங்க. இப்போ அ எங்க வீட்டு பக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஏரி இருக்கு. அந்த ஏரில வந்து அந்த தண்ணீர் தொறந்து விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த சமயங்களெல்லாம் அத பார்க்கவே ரொம்பவும், அ மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குன்னு சொல்லலாமா. இல்ல அது தண்ணிய வந்து கீழ மோதி அதிலருந்து வரக்கூடிய சாரல், அந்த ஒரு குளிர்ந்த காற்று. இதெல்லாம் உணர்றப்போ, ரொம்பவும் அருமையா இருக்கும் நமக்கு. எப்பிடி ஒரு அது ஒரு இயற்கை காட்சி இல்லனாலும், அந்த தண்ணீர் நமக்குள்ள ஒரு மன அமைதிய கொடுக்கும். அந்தக் காட்சி பார்க்குறத்துக்கே ரொம்ப அருமையா இருக்குங்க. அது ரொம்ப நாள்ல எப்போ அந்த மழைக்காலம் வந்தாலும், நாங்க போய் அங்கே உட்காந்துகிட்டு ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் அந்த ஒரு அந்த தண்ணி சத்தத்தில அ என்னோட மனைவியோடையும், என் குழந்தையோடும் விளையாடிக்கிட்டு அது ரொம்பவும் ஆரவாரமா இருக்கும். அதுவும் அந்த செக் டேம் வந்து திறக்குறாங்க பார்த்தீங்களா! அந்த டேம் அரகுறையா தொறந்திருக்கும், அதுலேருந்து கீழேயும் மேலேயும் இருக்கிற ஓட்டைகளெல்லாம் அந்த தண்ணி அப்பிடியே பீரிட்டு வெளில வரும். அத பார்க்கவே ரொம்பவும் அ அ ஒரு மாதிரி அது ஒரு சந்தோஷமா இருக்கும்.
ம், ம். ஓஹோ! இப்போ இந்த தண்ணீர் வந்து உங்களுக்கு வாழ்க்கைல என்ன ஒரு பாடத்த சொல்லிக் குடுக்குதுங்க? இப்ப நீங்க தண்ணீர் பக்கம் போய் ஒட்காருறீங்க, அந்த தண்ணீரினோட அழக நீங்க பாக்குறீங்க, அது அப்டியே டேம திறந்துவிட்டா அப்டியே பீச்சுக்ட்டு வெளிய வருதுன்னு சொல்றீங்க இல்லயா? அந்த மாரி தண்ணீர் பொதுவான ஒரு தண்ணீர பாக்கும்போது, உங்களுக்கு என்ன ஒரு பாடம் அது நமக்கு சொல்லிக் குடுக்குது வாழ்க்கைக்கி, அப்டின்னு நீங்க நினைக்கிறீங்க?
ம். இப்போ கண்டிப்பாங்க. ம். ஆமாங்க. ம். கண்டிப்பா, இப்போ இந்த மாரியான ஒரு செக்டாம்லாம் பாக்குறப்போ, அ அது என்னென்ன செய்யுது? அ ரொம்ப நாள் ஒரு எடத்துல தேங்கி இருக்குது. அதோட அளவு அதிகரிக்கிறப்போ அது அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ, அந்த வாய்ப்ப பயன்படுத்திட்டு எப்டியாது அதுலருந்து வெளில வந்துறணும் அப்டிங்கிறதுதான், அது முயற்சி பண்றதா நான் உணர்றேன். அப்போ நமக்கும் ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட, அது எவ்ளோ சின்ன ஓட்டையா இருந்தாலும், அந்த ஓட்டைலருந்து <chuckles> நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சு வெளில வந்துட்டோம் அப்டிங்குற ஒரு முயற்சி கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள வாழ்க்கைல அடுத்தடுத்து நெறைய எடத்துக்கு கொண்டு போகும். இப்போ இதுவே ஒரு வேலை நேரங்கள்ல அ ஒரு ஒரு சின்ன ஒரு சிக்கல். நம்மளால அந்த எ எடத்துல இதுக்கு மேல இருக்க முடில அப்டின்னாலும், நம்மள நாம்லே வந்து ஏமாத்திக்ட்டு "இல்ல இங்க விட்டு வெளில போனா நமக்கு வாழ்க்கையே இருக்காது, நம்ம இந்த எடத்துல தான் இருந்தாகணும்." அப்டிங்கிற மாதிரி யோசிக்காம ஒரு சின்ன வாய்ப்பு, ஒரு நண்பர் ஏற்கனவே வெளில போயிட்டாரு, அவரு வந்து உங்ககிட்ட சொல்றாரு, "உங்களுக்கு ஏதாச்சும் வேல வேணும்னா சொல்லுங்க, என்னோட நிறுவனத்துல இடம் இருக்கு. நான் உங்களுக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணி உங்களுக்கு உதவுறேன்னு சொன்னாருன்னா," எத பத்தியும் யோசிக்காம மொதல்ல அந்த எடத்த விட்டு நம்ம எறங்கி போயே ஆகணும். ஏன்னா, அங்க நல்ல ஒரு நிலைமை இருந்தா, அங்க இருக்கறதுல வந்து தப்பு கிடையாது. ஆனா, அங்க ஒரு பிரச்சனை இருக்கு, நெறைய சிக்கல்கள் இருக்குங்கிறப்போ, அதுல இருந்து மொத ஆளா பிச்சுக்ட்டு வெளில போகணும். எப்டின்னா அந்த செக்டாம்ல இருந்து வெளில வரத் தண்ணி மாதிரி இருக்கணும்னு நான் சொல்லுவேன்.
ஓஹோ! கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பாங்க. இப்போ, இந்த ம் தண்ணீ வந்து, ஒரு ந ஒ இந்த தண்ணீ இந்த தண்ணீயால, எனக்கு இந்த விஷயம் பிடிக்கலைங்க. நான் இது வரைக்கும் பாசிட்டிவா தான் பார்த்திருக்கேன். ஆனா, இதிலயுமே ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்பிடீன்னா, அது என்னவா இருக்கும்?
ம். ஆஹா. சரி. ஆ இப்ப நான் சொன்ன மாதிரியே தான். இப்போ அந்த மழைக்காலம் வரதா இருக்கட்டும். இல்லைனா, அந்த நீர்த்தேக்கங்கள்ல நிறைய நீர் சேகரிச்சிருப்பாங்க, பார்த்தீங்களா. அந்த மாதிரி, நம்ம ஒரு இடத்தில தேங்கி நிக்கிறப்போ பார்த்திங்கன்னா, நம்ம மனசு எப்டி இருக்கும்? அதே ஒரு எண்ண ஓட்டத்திலயே இருக்கும். அப்போ நம்ம அந்த தண்ணீரு எப்டி பாசி புடிச்சு, ஒரு, ஒரு சுகாதாரமற்ற ஒரு நிலைக்கு போகுதோ, அதே மாதிரி நம்மோட மனசுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வேலை சூழல்லயோ, இல்ல ஒரே பணில ரொம்ப காலமா நம்ம இருக்கோம் அப்பிடிங்கிறப்போ, செஞ்ச வேலையவே, திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டுருப்போம். புதுசா எந்த ஒரு வளர்ச்சியுமே இருக்காது. அதெல்லாம் ஒரு, ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த இந்த தண்ணீர் நமக்கு காட்டுது. எப்பவுமே ஒரு ஒ தண்ணீர்ன்றது ஓடிகிட்டே இருக்கிற வரைக்கும் தான், அதுக்கு ஒரு மாதிரி மரியாத கிடைக்கும். அதில ஒரு சுத்தமாக இருக்கும் அதே ஒரு இடத்தில தேங்கி நின்னுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதில துர்நாற்றம் வர ஆரம்பிச்சுரும். அது வந்து ஒரு குடிக்கிறதுக்கோ, இல்ல எதுக்குமே பயன்படாத ஒரு தண்ணீரா மாறி போகவும் நெறைய வாய்ப்பிருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
ம்ஹ்ம். ஓஹோ! ம் ம். கண்டிப்பாங்க. கண்டிப்பா. கண்டிப்பாங்க. அப்போ உங்களுடைய கருத்துப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு தண்ணீருன்றது வந்து தேங்கி நிக்காம, தண்ணீன்றது ஓடிக்கிட்டே இருக்கணும், இல்லைங்களா? அப்போ இந்த ஓட்டம் இந்த ஓட்டம்ல தண்ணீர் ஓடிட்டே இருக்கனும்னு சொல்றீங்க, இல்லையா. இந்த தண்ணீர் வந்து, மக்களுடைய மனநிலையோட, நீங்க எப்டி கம்பேர் பண்றீங்க? இது எப்டி வந்து மக்களுடைய மனநிலைக்கு வந்து பொருந்தும்னு நீங்க நினைக்கிறீங்க?
ம். ஆமாங்க, ஆமாங்க. ம் ம் ம். கண்டிப்பா. இப்போ, நம்ம எல்லாருமே ஒரு வாழ்க்கையில அ இப்பிடிதான் வாழணும், இத தாண்டி வாழக்கூடாது. இதுக்கு நமக்குன்னு ஒரு விதிமுறைகள்லாம் வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு சொல்லப்போனா அத மரபுன்னு சொல்லலாம். இல்ல வாழ்க்கை முறை எங்களோட வ நறைய கலாச்சாரம்னுகூட சொல்லலாம். அந்த கலாச்சாரமா இருக்கட்டும், வாழ்க்கை முறையா இருக்கட்டும், அந்த காலகட்டத்துக்கு ஏத்தமாரி அத கொஞ்சம் மாத்தித்தான் ஆகணும். ஏன்னா, அன்னைக்கி நம்ம ஒரு ஆரம்ப காலத்தில எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அ நமக்கு கிடைச்ச ஒரு ஏதோ ஒரு தோல தான் எடுத்து உடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்ப இன்னைய வரைக்கும் அதுதான் என் கலாச்சாரம், நான் அப்பிடி தான் இருப்பேன்னு இன்னக்கி வரைக்கும் இருக்க முடியாது இல்லயா? அடுத்து நம்ம நெறைய முதிர்ச்சி அடையிறோம். நெறைய விஷயங்கள கத்துக்கிறோம். நெருப்பு கண்டுபிடிச்சோம். அதுக்கப்பறம் அந்த வாகனத்துக்கு வீல் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்த அடுத்த நிலைக்கு நம்ம போகும்போது, எங்க நம்ம தேங்கி நின்னுட்றோமோ! அப்டிங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டு, அடுத்து ஓடிகிட்டே இருக்கணும், அது நம்ம மனசளவுலயும் நம்ம அதில வளர்ந்திருக்கணும். இப்போ ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பேசும்போதே என்ன சொல்லுவாங்கலாம், அந்த காலத்துல நாங்கலாம் எப்பிடிப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்தோம் தெரியுமா? அந்த காலத்துல எப்பிடி இருந்துச்சு தெரியுமா? அப்பிடின்னு பேசுவாங்க. அவுங்கலாம் ரொம்பவும் புதுமைய விரும்பாதவங்களா தெரிவாங்க. ஆனா, நம்மள விட அவுங்க தான் ஒரு விஷயம் புதுசா வந்தா உடனே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதா இருக்கட்டும், வீட்டுக்கு வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ்ஜின்னு எல்லாத்தையும் வாங்கி வச்சு அனுபவிப்பாங்க. ஆனா, வெளில பேசும்போது மட்டும் அந்த காலத்தில எப்பிடி இருந்துச்சுன்னு தெரியுமா? <chuckles> அந்த காலத்திலே இருக்க வேண்டியது தானே! எதுக்கு எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு முன்னேறி வர்றீங்க? அப்டிங்கிறதான் என்னோட மனசில இருக்கும். அப்போ அந்த ஒரு நீரோடை மாரி ஓடிக்கிட்டே இருக்கணுங்க. நம்ம காலத்துக்கு ஏத்த மாரி. நம்ம சின்ன, சின்ன விஷயம், அதாவது அதாவது இப்ப ஓடிகிட்டே இருக்கணும் அப்பிடிங்கிறதுக்காக நம்ம தனியா இருக்கிற நாம வந்து ஏதோ ஒரு காரணத்தில ஒரு நச்சுத் தன்மை கலந்துக்கிட்டு, அந்த நஞ்சோட நம்ம போற இடத்துல எல்லாத்தையும் நஞ்சு விதைக்காம, கடைசி வரைக்கும் தனியாவே இருந்து, கடைசி வரைக்கும் மனுஷனாவே இருந்து, இந்த ஜாதி, மதம் இந்த வேற்றுமைகள்லாம் நம்மளோட நஞ்சா உள்ள கலக்காம, மனுஷனாவே வாழ்ந்து கடைசி வரைக்கும் ஓடணும் அப்பிடிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்தா நான் சொல்லுவங்க.
ஓஹோ! கண்டிப்பா. ம். ம். கண்டிப்பா. ம். சரிங்க. ம். இந்த காலத்தில. ம் கண்டிப்பா, கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. ம். ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க. நிஜமாலுமேங்க, இந்த ஓட்ற தண்ணி வந்து, ஒரு ஒரு பிரபலமான ஒருத்தர்கூட இந்த டயலாக்க சொன்னாருங்க. அதாவது, நான் அ ஒரு நல்ல ஒரு தண்ணி அ ஒரு நதி வந்து அங்கேருந்து ஆறு வந்து ஓடி வருமா, மலையிலிருந்து. அத வந்து நெறைய பேரு கல் எடுத்து எறியுவாங்கலாம். அத வந்து அணை கட்டி தடுத்து நிப்பாட்டுவாங்களாம். பூ போட்டும் வரவேற்பாங்களாம். அதனால ஆனா இது என்ன தான் யார் என்ன பண்ணாலும், அதோட வேலைய அது பார்த்துதான் இருக்கும்.
ம். சரிங்க. ஓஹோ! ஆஹா! ம். ஆமாங்க. ம்ஹ்ம். சரிங்க. ஆ, இதுதாங்க.
அதோட வேலை என்ன? ஓட்டம். அதுதான். அது அத பார்த்துட்டு தான் இருக்குமாம். அந்தமாரி அந்த தண்ணீ வந்து நமக்கு நெறைய சொல்லிக் குடுக்குது. இப்போ ஒரு அ கடற்கரை சாலையில வந்துட்டு நின்னு பார்க்கும்போது, அந்த தண்ணீருடைய அனுபவம் எப்டி இருக்கும்ன்னு சொல்லுங்க.
ம். ஆமா. கண்டிப்பா. ம்ஹ்ம். கண்டிப்பாங்க. அதாவது அ நம்ம இந்த அ அந்த கடல் அலை இருக்கு பாத்தீங்களா, அது வந்து எந்நேரமும் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்மளோட மனசும், எதையாச்சும் போட்டு உருட்டிக்கிட்டு, பெரட்டிக்கிட்டு இத இப்டி பண்ணலாமா, அத அப்டி பண்ணலாமான்னு ஏதாச்சும் ஒரு யோசனையில இருந்துட்டே இருக்கும். அப்போ அந்த கடல் அலை என்ன நமக்கு சொல்லுதுன்னா, நீ என்ன மாதிரி தான் அடிச்சுக்கிட்டே இருக்குற. ஆனா கடைசி வரைக்கும், நீ சாதிக்கணும்ன்னு நினைச்சது உன்னால சாதிக்கவே முடியாது. அதனால, முதல்ல ஒரு அமைதிக்கு வா. அது நீ வெளிலருந்து அ பாக்குற வரைக்கும், எல்லாமே இந்த அலை மாதிரி ஒரு ஒ வந்து, வந்து போய்ட்டே இருக்கும். அதுவே கொஞ்சம் ஆழமா ஒரு விஷயத்துல சிந்திச்சு, ஒரே ஒரு விஷயத்துல நீ கவனம் செலுத்துறப்போ, அந்த ஆழ்கடல் எப்படி ரொம்பவும் அமைதியா இருக்கோ, அந்த ஒரு நிலைமைக்கு நீ வந்துருவ. அதாவது அந்த "அரை குடம் கூத்தாடும்ன்னு" சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதே விஷயம் தான். நீ ஒரு விஷயத்த மேலோட்டமா வெளிலருந்து பாக்குற வரைக்கும் அது உன்னோட மனசில நெறைய சலனத்த உண்டாக்கும், நெறையா கவலைகள உருவாக்கும். அத எல்லாத்தையும் தாண்டி நீ என்னைக்கு அந்த ஆழ்ந்த ஒரு கடலுக்குள்ள போறியோ, அன்னைக்கு தான் உன்னால முத்து எடுக்கவும் முடியும், மீன் புடிக்கவும் முடியும், அமைதின்ற ஒரு விஷயம் கத்துக்கவும் முடியும். அதனால என்னைக்கும் நம்ம மனச அலைபாய விடாம ஒரு நிலைப்படுத்தி, ஆழமா சிந்தித்து ஒரு முடிவு எடுத்தா எடுத்துணும். அத போட்டு 2 விதமாவும் அந்த சுவரு மேல இருக்கக்கூடிய பூனை மாரி இப்டி பண்ணலாமா, அப்டி பண்ணாமல், ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வைக்காம, வேற வேற மாரிலாம் யோசிக்கக்கூடாது. நமக்கு எது தேவையோ, அத மட்டும் பாத்துக்கிட்டு மத்தவங்கள பத்தி கவலைப்படாம, அந்த நேர்மையான ஒரு வழியில போகறது சிறந்ததா இருக்கும்ங்கிற மாதிரி தான் இந்த கடல் அலை நமக்கு நெறைய விஷயத்த சொல்லுதுன்னு நான் சொல்லுவேன்.
கண்டிப்பாங்க. ம். கண்டிப்பாங்க. இந்த கடல்நிலை மட்டும் இல்ல, பொதுவான எல்லா நீருமே, அதாவது வு வளங்கள் மிக்கிற இடங்கள் எங்கே போய் நம்ப இருந்தாலுமே, நமக்கு ஒரு மன அமைதி தான் குடுக்கும். நான் அ இப்ப நான் இதுல பார்த்தேன் அப்படின்னா, அந்த கிணறு எல்லாம் இருக்குது இல்லங்களா? இந்த கிணறுலலாம் தண்ணீர் அழகா இருக்கும். அப்போ சில டைம்லாம் கொஞ்சம் வீட்ல எதாவது பிரச்சனையா இருந்துச்சுன்னா, கொஞ்சம் பொரிக்கடல, எப்பவுமே எங்க வீட்ல பொரி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா, நாங்க கிணத்துல மீன் வளர்த்துட்டு இருக்குறோம். இந்த பொறி எடுத்துகிட்டு போய்ட்டு, அந்த கிணத்துக்குள்ள இருக்குற மீனுங்களுக்கெல்லாம் அப்படியே, அள்ளி நாங்க போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து, அந்த மீனெல்லாம் நான் பாத்துட்டு வருவேன் நானு.
ம். ம். சரிங்க. கண்டிப்பா. ஆமாங்க. கண்டிப்பா. ம்ஹ்ம். ஓ! சரி, சரி. சரிங்க.
அப்போ கொஞ்சம் மனதுல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் மன அமைதியாகும். அந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஏதோ அந்த மீனெல்லாம் அந்த அந்த பொரி நமக்காக அந்த மீன்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு, அந்த பொரிய வாங்கி சாப்பிடும்போது, ஒரு ஆனந்தம் வரும். அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்துருக்குங்களா? அத பத்தி நீங்க எப்படி பார்க்கிறீங்க?
ம். கண்டிப்பா. ம். கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. இப்போ எ எங்க வீட்டு பக்கத்துல அந்த ஒரு ஏரி இருக்குன்னு சொன்னேன் இல்லங்களா, அந்த ஏரியில அந்த மாரி தண்ணீர் தொடர்ந்து விடுறப்போ, பெரும்பாலும் நாங்க போயிடுவோம். அத தாண்டி அந்த மழை காலங்கள் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஏரியெல்லாம் துறக்கத்துக்கு முன்னாடி எல்லா நீர்நிலைகளும் ரொம்பி அதுல இருக்கக்கூடிய தண்ணீயலாம் கொஞ்சம் வெளியில எல்லா இடமும் வர ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த ஓடையில இருக்கக்கூடிய இடங்கள்ல நிறைய மீன் குஞ்சுகள் கிடைக்கும், நிறைய மீன்கள் இருக்கும். அத போய் பிடிச்சுட்டு வந்து, நாங்க என்ன பண்ணுவோம்னா, இந்த கிணத்துல போட்டுருவோம். அத பிடிக்குறது, ஒரு விதமான ஒரு சுவாரஸ்யம். அப்படின்றப்போ, தாண்டி அந்த கிணத்துல போட்டதுக்கப்புறமா தினம், தினம் போய் பார்ப்போம். "அந்த மீன் இன்னும் உயிரோட இருக்கா? என்ன பண்ணுது?" அப்படிங்கிற மாரி, அதெல்லாம் ஒரு, ஒரு அழகான நினைவுகளா என் மனசுல நீங்க சொன்னதும், எனக்கு என் மனசுல அது தான் பட்டுச்சு. அப்போ ஒரு சில நாட்கள், "நம்ப ஒரு வேளை அந்த மீனுக்கு நல்ல இடத்த தான் குடுத்துருக்கோமா? இல்ல அந்த இடம் வந்து ஆபத்துல இருந்து காப்பாத்தி, இப்போ நம்ப ஒரு நல்ல இடத்துல வச்சிருக்கோமா?" இந்த மாதிரி நாம்பளே ஒரு செயலை செஞ்சுட்டு, மறுபடியும் அந்த செயல் அது உண்மையிலே நல்ல செயலா? இல்லயா? அப்படிங்குற மாதிரியான யோசனைகள்லாம் வந்தாலும், அத பாக்கும்போது ஒரு திருப்தி கிடைக்கும் பாருங்க, "அப்பா நல்ல வேலை நம்ப எந்த தப்பும் பண்ணல. அந்த மீன் மீன் உயிரோடு தான் இருக்கு.' அதுக்கு நம்பளால முடிஞ்ச ஒரு சாப்பாட்ட, எங்க அம்மாவுக்கு தெரியாம எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு வந்துருவேன்." ஏன்னா, எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிணத்துல மீன் நாத்தம் வரும், அந்த தண்ணீ நம்ப குடிக்குறதெல்லாம் எங்க அம்மாவுக்கு பிடிக்காது. ஆனா, நம்ப வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள் வந்து இது மாதிரியான செயல்கள்லாம் தாண்டி தான் வந்துட்ருக்கும். ஆனாலும், அந்த ஒரு சின்ன மீன் வந்து நம்பளோட அந்த அ தண்ணீர வந்து கலக்கிடுமா, அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா? கண்டிப்பா கிடையவே, கிடையாது இது வ
ம்ஹ்ம். ம். ஓஹோ! ம். <laughs> <laughs> கண்டிப்பாங்க. ம். ஓஹோ! ம். ம். கண்டிப்பாங்க. ம். இல்ல. ஆனா, மீன் பெரும்பாலுங்க கிணத்துல இருந்தா, அது அந்த பாசன், அந்த அழுக்கு எல்லாம் எடுத்து சாப்பிடணும்னு தான் சொல்லுவாங்க.
கண்டிப்பா, அது வந்து, ஒரு ஒருத்தரோட ஆமா. அது வந்து, ஒரு ஒருத்தரோட நம்பிக்க. அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா, ஒரு சிலர பார்த்தீங்கன்னா, "கடல் மீன் எனக்கு புடிக்காது. நான் ஏரி மீன் தான் சாப்பிடுவேன்." அப்டின்னுவாங்க. ஒரு சிலர், "ஏரி மீன் ரொம்ப கொழுப்பா இருக்கும். அதனால நான் கடல் மீன் தான் சாப்டுவேனுவாங்க. அது ஒரு ஒருத்தர பொறுத்து, எங்க அம்மாக்கு என்ன எண்ணம்னா, அந்த அழுக்கு எல்லாம் அடில போய் சேர்ந்துரும். அந்த அழுக்கு தான், மொதல்ல கீழே இருந்து கீழே இருக்கிற தண்ணி தான், மொதல்ல நம்ம மேல வரும். மேலோட்டமா இருக்கிற தண்ணி நமக்கு கெடைக்காது. அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவுங்களுக்கு. அதெல்லாம் நான் பெருசா யோசிக்க மாட்டேங்க. அதாவது, எத்தனையோ லிட்டர் தண்ணி, அதில இருக்கு. அதில இந்த ஒரு மீன் போட்ற எச்சத்தினால, அது அழுக்காயிடும் அப்டின்னா, அந்த தண்ணி எங்க இருக்கு, மண்ல இருக்கு. அந்த மண்லருந்து, நமக்கு எவ்ளோ <chuckles> அழுக்கு, அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம்.
சுத்தம் பண்ணிடுன்னு தான் சொல்லுவாங்க. ம். ம். ம். கெடைக்காது. ஆமா. ம், ம். கண்டிப்பாங்க. அதாவது ரொம்ப அழகா வந்து, இந்த தண்ணீரால, இவ்ளோ ஒரு பெரிய விஷயங்கள் இருக்குன்றது, ரொம்ப அழகா என்கிட்டே நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. உண்மையாலுமே நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமும் வந்து, நெனைச்சு பாக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அ ரொம்ப அழகாகவும், ரொம்ப தெளிவாவும், உங்களுடைய வாழ்க்கையில, நீங்க என்னன்ன விஷயங்கள்லாம், தண்ணீர் மூலியமா பார்த்தீங்க. அப்படின்றது, எங்கிட்ட ரொம்ப அழகாவும், பொறுமையாவும், எங்கிட்ட பகிர்ந்துகிட்டிங்க. மிக்க நன்றிங்க.
ஓஹோ. ம்ஹ்ம். சரிங்க. ரொம்ப நன்றிங்க.